ஓ!
அதனால நான் என்ன சொல்றேன்னா, அ அம்மா எனக்கு வந்து கொஞ்சம் அப்ப நான் சின்னப் பொண்ணுங்கறதுனால. எனக்கு அந்தச் சைக்கிள் ஏட்டாது. அதனால நான் சொல்றேன். "ஆ. எனக்கு வந்துட்டு ஓட்டிட்டு போகும்போது, அ கீழ நான் இறங்குனேன் அப்டின்னா நான் கொஞ்சம் சைக்கிள சாச்சி தான் நிறுத்துவேன். அப்ப அந்தப் பாத்திரம் கீழ விழுந்துரும்." அப்டின்னு நான் சொல்றன்.
ஆமா, ம். ஆமா. அ மாவு கொட்டிடும்னு நெனச்சீங்க அ, அ.
ஆ. அப்டின்னு நான் சொல்லம்போது என்ன சொல்றாங்கன்னா. இல்ல, இல்ல க எங்களுக்குத் தெரியாதா, நாங்க நாங்க கொண்டு போறோம்ல. எங்களுக்கு எப்ப எப்டி கொட்டி இருக்குது. உனக்கு மட்டும் கொட்டுமா அப்டின்னு கேட்டாங்க.
ஓ!
அ. அப்ப நான் என்ன பண்ணேன்னா. ஏன் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு, அ அந்தச் சைக்கிள எடுத்து அ நான் எப்டி இறங்கி நிப்பனோ அந்த மாரி இறங்கி நிறுத்தி காட்டுனா வறழுந்துருச்சு கீழ. <chuckles> ஆமா. அ சொல்லும்போது வந்துட்டு ஒத்துக்கல. அப்டிங்குறனால நான் வந்து எப்டி நான் நிப்பன். நான் ஏ ஓ சைக்கிள் ஓட்டிட்டு போம்போது இப்ப பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஸ் சைக்கிள நேரா புடிப்பாங்க.
ஓ! அம்மாக்கு முன்னாடியே. ஓஹோ. ம். ஓ!
நான் கொஞ்சம் சாச்சி தான் புடிப்பன். அப்டிங்குறனால நான் சாச்சி புடிச்சு சாச்சி நிறுத்தி காட்டுன பாருங்க விழுந்துருச்சு.
ஆமா. அது இந்த சைக்கிள் வந்து அந்த ஹைட் ஜாஸ்தியா இருந்ததாக்கும் உங்களுக்கு? ம் ஓஹோ!
ம். ஆமாங்க. <chuckles> அதனால விழுந்துருச்சு. விழும்போது இவங்க வந்து புடிச்சுக்கிட்டாங்க. என்ன பக்கத்துல இருந்தாங்கறனால. அதுக்கப்புறம் ஆஸ்பிட்டல்ல அ திட்டுனாங்க. அ திட்டிட்டு ஏன் நீ அத சொல்ல வேண்டியதுதானே அப்டின்னாங்க.
ம். திட்டலியா? அம்மா திட்டலியா, கொட்டிட்டியேன்னு திட்டுல. <chuckles> ஓ!
ம். நான் சொன்னேனே. நீங்க வந்து தான் கேக்கலையே அப்டின்னு சொல்லிட்டு. அ அதுக்கப்புறம் அம்மா மறுபடியும் வேற பைக்கு மாத்தி குடுத்துவிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே அ அம்மாட்ட மட்டும் தான் இந்தப் பகிர்றதுக்கு எனக்குக் கொஞ்சம் ஆ ஈசியா இருக்கும்.

ரொம்ப கரெக்ட்டு. ஆமா. அம்மாவோட பேசறத்
ம். நம்ப அடுத்தவைங்க வந்து நமக்கு அது தீர்வு சொல்லணும்ன்னு அவசியமே கிடையாது. நம்ம பேசணும் அப்படீன்னா, நமக்கே அதுக்கான தீர்வு பேசப் பேசவே ஞாபகம் வந்துரும். "அடடா! நா இப்படி பண்ணி இருக்கலாமுல்ல, அடடா! இப்படி பண்ணீருந்தா நல்லா இருந்திருக்குமே!" அப்படீங்கிற மாரி எண்ணங்கள்லாம் எனக்குத் தோண ஆரம்பிக்கும்.
ம். ஆம். கரெக்ட்டு. இன்னமும் அம்மா உங்களுக்கு வந்து, அ நீ இப்படிலாம் பண்றயே, இந்த மாரி இருக்கியேன்னு, ஏதாவது உங்களுக்கு அறிவுரை குடுக்குறாங்களா? இல்லன்னா, சொல்றத கேட்டுட்டு அப்படியே விட்ருவாங்களா?
ம். ம். சொல்றத கேக்க மட்டும்தான் செய்வாங்க. ஏன்னா, நானே வந்து சொல்லீருவன். நானே அதுக்கு தீர்வும் சொல்லீருவன். <laughs> அப்புறம் நானே, "ஆ போதும்ப்பா எல்லாம் முடிஞ்சுது, வச்சுரு." அந்த மாதிரி. அ ஆரம்பிச்சத நானே பேசி, நானே முடிக்கிற மாதிரி இருக்கும்.
ம். ம். அ. ஆ. அ. ரொம்ப அம். ஓ! கரெட்டு. அந்த மாரி ஆக்ச்சுவலி அந்த மாரி பேசினா கூட, நம்மளுக்கு மனசு பாரம் கொஞ்சம் கொறஞ்சிடும் இல்லையா? ஆமா. கேக்கற
ம். ஆமாங்க. சரியா சொன்னீங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி.
ஆமா. நல்ல நம்மள ஒரு இது ப பண்ணாம ஒரு ஜட்ஜ் பண்ணாம ஒரு கேக்குறவங்க நம்மளுக்கு வேணும். <chuckles> அந்த மாரி நெனைக்க.. கரெட்டு.
ஆமாங்க, ஆமாங்க. சரியா சொன்னீங்க. அது அவங்க கெடைக்காதனாலதான், அம்மா மட்டும் இருக்கறாங்காட்டி அம்மாட்ட பேசிட்டுருக்குறேன். அ பாப்போம் இன்னும் யாராவது கெடைச்சாங்கன்னா, அவங்களும் எனக்கு அம்மா மாரிதான். <laughs> ம்.
ஓ.. ஆமா. ரொம்ப சந்தோஷம். ஆமா அ, பரவால்ல. அதனால நல்ல உங்க அனுபவத்த சொன்னீங்க. நம்ம இனிமே தைரியமா இருக்கலான்னு நம்ம நெனைக்கலாம். நம்ம மனசுல இருக்க பகிர்ந்துக்கலாம். ஆமா.
கண்டிப்பாங்க. இனிமே தைரியமா தான் இருப்போம். அப்பறம் சொல்லற விதமும் கொஞ்சம் மாத்திட்ருக்குறேன். அது சரியா மாறிடுச்சுன்னா, இன்னும் நல்லா இருக்கும்.
அது ரொம்ப நல்லது. அது வரும், வந்து வந்துரும், நல்லா வந்துரும். ஓகே. ரொம்ப சந்தோஷம்ங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி!
ம். அ த நன்றிங்க. ம். உங்களுடன் பேசுனதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் பேசலாங்க.
ஆமா. அ நன்றி, நன்றி.